அவ்ளோ இதுவா இருந்திருக்காங்க. எந்த அளவுக்குனா உங்க அம்மாவுக்கே தெரியாது. நீங்க சொல்லும் பொழுதே தெரியுது, உங்க பாட்டியோட கைவண்ணம் என்னன்ட்டு. அதுவும் நீங்க <laughs> ஆ.
இல்ல, இல்ல. எங்க அம்மாவுக்கு தெரியும். எங்க அம்மாவுக்கிட்டே எங்க அம்மாக்கிட்டயே சொன்னேன், பெரியம்மா பண்றமாரி இல்ல அப்பிடின்னுவேன் நானு. நான் பெரியம்மான்னு தான் கூப்பிடுவேன் அவுங்கள. ஆ. அதாவது என்னதான் பெரிய பாட்டி இருந்தாலும், பெரியம்மான்னு தான் கூப்பிடுவேன் நானு. பெரியம்மா பண்றமாரி இல்லம்மா! நீ பண்ணது அப்பிடின்னுவேன்.
அது சரி. ஏன்னா வந்து <laughs> நிச்சயமா நீங்க சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஆ ஏன் இங்க வர அங்கேயே போய் சாப்பிடுதான அப்பிடி தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க சொல்லும்போது <laughs>
திட்டுவாங்க. அங்கேயே போய் சாப்பிடு அப்பிடின்னுவாங்க. சின்ன வயசுல. உண்ம. உண்ம அப்பிடி தான் சொல்வாங்க எங்க அம்மா. ஆனா, அது, அது என்னமோ நான் அங்க தான் சாப்பிடுவேனும் தெரியும். அம்மாவுக்கு. அது வேறு விஷயம்.
ஆ பாத்தீங்களா, என்னதான் இருந்தாலும், பெரியம்மாவோட கைப்பக்குவம் அதாவது தா பாட்டியோட கை பக்குவம் தான் உங்களுக்கு.
ஆமா, ஆமா. கண்டிப்பாங்க.
நிச்சயமா. அது குடும்பத்துல வந்து வந்துருன்னு சொல்லுவாங்க. என்னோட அப்பாவோட கைப்பக்குவம் எனக்கு இருக்குன்னுட்டு என்னோட அம்மாவும் சரி, என்னோட உறவினர்களும் சொல்லும் பொழுது அப்ப தான் எனக்கு தெரிஞ்சுது.
அது தான் அந்த டி-என்-ஏ, ஜீன்னு சொல்றது.
நிச்சயமா, நிச்சயமா. நீங்க அவ்ளோ அழகா சொல்றீங்க. பாட்டி ரசிச் அதாவது ஒரு காக்கா வெட்டதுக்கு கூட அந்த விஷயம் எல்லாம் வந்து ரசிச்சு இது பண்ணீங்க. சின்ன சின்ன விஷயம் அதுவும் சமையல் பக்கமே சேர்க்காத உங்கள நீங்க ஸ் பார்த்து அந்த ருசிச்சு ச வந்து எல்லா விஷயத்தையும் நீங்க கத்துருக்கீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப்ங்க.

அவ்ளோ நல்லா இருக்கும்.
புரியுது. ஏன்னா நீங்க சொல்லும்போதே, எனக்கு எனக்கு தெரிஞ்சு Kaccha Mango கம்பெனி உங்க பாட்டிகிட்ட எதனா எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீங்க சொல்றது <laughs> நிச்சயமா, நிச்சயமா. ஏன்னா, அழகா சொல்றீங்க. ஏன்னா, கண்டிப்பா ஏன்னா, எப்படி சொல்றதுனா, நிஜமான ஆமா, நிஜமான அன்னபூர்ணியே உங்க பாட்டி தான்னு நான் சொல்லுவேன்.
இருக்கலாங்க. தெரியாது நம்ம. நம்ம ஆனா போய்ட்டு நம்ம கேட்டோம்னா தெ உதைப்பாங்க. அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு இதுங்க. ஆமாங்க. அவங்க வந்து நான் வர்ற வரைக்கும் இத்தனைக்கும் வந்து அவங்க வந்து வ ஒ ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடுவாங்க. 11:30 மணிக்கு சாப்பிடுவாங்க. அதுக்கு அப்புறம் 3:30 மணிக்கு அவ்வளவுதான். அதோட அவ்வளோ தான் முடிஞ்சது, அவங்களோட இது. மதியம் 3:30 மணிக்கு சாப்பிடுறது தான் கடைசி சாப்பாடு. நைட் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனா, நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க.
அவ்வளதானா?